அந்த எடத்துல நெறைய பேர் பேசறத்துக்கு இருக்காங்கள! நம்ம பேசறதுக்கு ஒண்ணும் இல்லையே.
ம்ஹ்ம், இல்லங்க. நம்மள பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னம்போது. அ.
அம்ம. அந்த எடத்துலலாம் அந்த எடத்துல தான் நம்பளா அமைதியா இருந்துக்கறதே நல்லதுங்க.
அ. அததாங்க கேக்குறேன். ஏன்னா, நம்ப வந்
இந்த எடத்துல நம்ம பேசறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம செயல் தான். எதுக்கு நம்ம போயி அவங்ககிட் அ.
அ. ஏன்னா. அ, இப்போ எனக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. இப்போ என்ன வந்து யாராச்சும் ஒரு நாங்க கூட்டு <tsk> கூட்டா ஒரு கும்பலா இருக்கம்போது, அந்த எடத்துல வச்சு ஏன்னா சில பேர்லாம் வந்து ம் நம்ம தனியா இருக்கும்போது பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தனியா இருக்கும்போது பேசுனா நம்ம வந்து அதை அவங்கள விடப் பேசிறப்போறோம் அப்படின்னு ஒரு பயத்துல, நம்பளுக்கு ஒரு தோஸ்த் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றமாரி ஒரு எனது தோஸ்த் கிடைக்குறதலாம் எங்கனா, ஒரு ஒரு- ஒரு நிகழ்ச்சியில தான் அ. ஒரு நிகழ்ச்சிக்கு இருக்கம்போது தான் அங்க வந்து அவங்களுக்கான எ அவ்வளவு பேரும் வருவாங்க. அதுவும் அவுங்க குடும்ப இப்ப நம்ம திருமணம் ஆயி நம்ம கணவர் வீட்டுக்குப் போயிட்டோனா, அந்த கணவன் ஒரு கணவர் வீட்ல இருக்குறவங்க எல்லாருமே ஆமா, அப்போ ஆமா. அந்த நேரத்துல வந்து ம். நான் வந்து என்ன என்ன பண்ணுவேன்னா ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எதாச்சு பேசுவோம். நம்ம மரியாதக்குறைந்தபா பேசிட்டோன்னா அத வச்சு சண்ட போடலாம் அப்படின்ற மாரியோ, நம்மள குத்தி காட்டலான்ற மாரியோ ஆள் இருப்பாங்க. அந்த எடத்துல நான் என்ன பண்ணுவேன். வாய மூடிருவேன். மூடி ஒரு அமைதியா ஒரு இடத்துல இருந்துருவேன். பேசுங்க. என்னெல்லாம் பேசுறீங்கன்றத நான் காதுல வாங்கிட்டுருக்கேன். அதுக்கு தான் இந்த அமைதின்ற மாரி வாங்கிப்பேன். என்னோட டைம் அ என்னோட டைம் வரம்போது ம். சொல்லுங்க.
ஆமாமா. ஆமா. அ. பெரியப்பா சி ஆமா. உறவினர்கள்லாம் வர்றது, கூடப் பொறந்தவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள டீஸ் பண்றது. ம். அ. அதேதான். அ இல்ல. நான் வந்து அப்படியா? அப்டியா? நீங்க என்னைப் பத்தி இப்படி ம். என்னைப் பத்தி நீங்க இப்படி தான் நெனச்சுட்டுருக்கீங்களாங்கற மாதிரி. நானும் அசைவுல கூடத் தெரிய தெரிய வெக்கமாட்டேன். அப்டினு சொல்லி இவ்ளோ அமைதியா இருக்க அப்படின்னு
கண்டிப்பா, கண்டிப்